ம். <smacks lips> ஆமாங்க. கண்டிப்பா. இப்போ அந்த இடத்துலல்லாம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, சரியான வசதி இருக்காது. செ அ வந்து அ நீட்டா இருக்காது. இந்தமாரி நெறையா விஷயங்கள் இருக்குங்க. அதனால வந்துட்டு, நம்ம வந்து ரொம்ப முன்கூட்டியே வந்து திட்டமிட்டுக்கணும். அதாவது இந்த வழியில நம்ம போறோன்னா, இந்த ஊர்க்கிட்ட நம்ம இப்போ சில <tsk> இதிலலாம் பாத்தீங்கன்னா ஹைவேலேயே வந்து நெறையா கடைகள் வந்துருச்சு. அந்த இடத்துலல்லாம் வந்து நீட்டா வச்சுருப்பாங்க. அந்தமாரி திட்டமிட்டு கொஞ்சம் போணும். அந்த மாரியெல்லாம் பண்ணிக்கணும். அதேமாரி பயணங்கள்ல முக்கியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து அ தனியா போனாலும், சரி குடும்பமா போனாலும் சரி நான் வந்து சொல்றேன். தனியா வந்து போம்போ
ம். சொல்லுங்க. ஆமாங்க. கண்டிப்பா. ஏன்னா, எல்லாருக்கும் ஒரு எமர்ஜென்சி ஒரு அவசரோன்னு வரும்போது, நம்ம தனியா போறோம். குடும்பத்தோட போறோம்ன்றது தெரியாது இல்லயா? கண்டிப்பா வந்து நமக்கு, நமக்கான தேவைகள் கண்டிப்பா இருக்கு. நீங்க சொன்ன கடைகள் மட்டும் இல்லாம, இந்த டோல்கேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த சுங்கச்சாவடிகள்லயும் பாத்தீங்கன்னா, இப்ப நெறைய வந்து அ நீங்க சொல்ற அந்த வாஷ் ரூம்ஸ் லேடீஸ்க்கு தனியா, ஜென்ட்ஸ்க்கு தனியா ரொம்ப கிளீனா மெயின்டெயின் ஆ பண்றாங்க. அதையுமே வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு முக்கிய குறிப்பா கூட குடுக்கலாம்.
ம். ம். ஆமாங்க. ஆமாங்க. <smacks lips> ஆமாங்க, கண்டிப்பா. அதெல்லாம் நம்ம கொஞ்ச முன்னக்கூட்டியே வந்து திட்டமிட்டுக்கிட்டோன்னா, நம்ம வந்து வசதியா இருக்கும். அது இப்போ சொன்ன மாதிரி, தனியா போம்போது இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்ன்னா
ரொம்ப, ரொம்ப கவனமா இருக்கனும் மேடம். இந்த இன்னக்கி இருக்கக்கூடிய உலகத்தில வந்து, தனிமை அப்பிடின்றதே வந்து, ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பின்மை, ஒரு அச்சுறுத்தல் தான் நாம சொல்லணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மள கேர் எடுக்கிறோமோ, அது வந்து ரொம்ப முக்கியம். அருமையா சொன்னீங்க மேடம்.
<smacks lips> ஆமா, ஆமா. <smacks lips> ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இப்போ வந்து நம்ம தனியா போம்போது இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, பயணத்த முன்கூட்டியே திட்டமிட்றது ஒரு பக்கம் அப்பிடின்னா, நம்ம பயணிச்சிட்டு இருக்கும்போது, சுத்தி இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா, பொதுவாவே இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, பேருந்துலலாம் போயிட்டேன்னா, பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு, காதில வந்து எதையாது மாட்டிட்டு, அப்பிடியே வந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்துருவேன். ஆனா, முக்கியமா என்ன பண்ணணுனா, நம்ம சுத்தி இருக்கிற விஷயத்தை வந்து கவனிச்சுக்கணுங்க. ஏன்னா யார் பக்கத்தில வரா, முன்னாடி, பின்னாடி இருக்காங்க. எதாவது <smacks lips> நம்ம வந்து அந்த கவனிப்பு வந்து எப்பயுமே இருக்கணும். நம்ம அந்த ஞாபகமா வச்சுக்கணும்.
கண்டிப்பா. அற்புதமா சொன்னீங்க, உண்மையிலேயே மேடம். அதும் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்ம சொந்தமா நம்ம ஒரு பாட்டு கேக்கப் போறோம்ன்ற அந்த மோடுக்கு போறதுக்கு முன்னாடி, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள கண்டிப்பா நம்ம பாக்கணும். நமக்கு 100க்கு 100% நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம நான் வந்து ரொம்ப, ஆ, பாதுகாப்பா இருக்கேன் அப்பிடின்னா மட்டுந்தான், நீங்க சொல்றமாரி மொபைல் பாக்கிறதோ! பாட்டு கேட்கிறதோன்றது அந்த இ இதுக்கு நம்மளால போக முடியும். அப்புறம் தான் சொல்லுங்க மேடம்.
ம். ம். ம். ஆமாங்க. ம். <smacks lips> கண்டிப்பாங்க.